நமக்குப் பார்த்தீங்க அப்பிடின்னா தொண்றுதொட்டு வரும்போது நமக்கு மரபு அப்பிடிங்கிற மாதிரி முக்கியம். அப்பிடிங்கிற மாதிரி சில பேருக்கு எண்ணங்கள் இருக்கும். சில பேருக்கு இப்ப எல்லாமே நவீனத்துவமா போச்சி. நான் நவீனமாதான் இருப்பேன். நவீனமாதான் எல்லா உடையும் உடுத்திப்பேன், சாப்பிடுவேன் அப்பிடிங்கிற மாதிரி இருப்பாங்க. அப்படிப்பட்டவங்களையும் இந்த மரபுல இருக்கிறவங்களையும் எப்பிடி வந்து சமன் செஞ்சு நம்ம கையாளலாம்?
கண்டிப்பா. கண்டிப்பா. கண்டிப்பா இப்ப
அதப் பத்தின கருத்து ஏதாச்சு இருக்குங்களா?
கண்டிப்பா. இப்ப வந்து பழைய விஷயத்தையே பாத்தீங்கன்னா, இப்ப வந்து அந்த மரபு மாறாம கூட சில விஷயத்த வந்து நம்ம செய்யலாம். இப்ப அந்தக் காலத்துல என்ன பண்ணுவாங்க அப்பிடின்னா, சாப்பாடு எல்லாம் பண்ணும் ப பண்ணும்போதே நம்ம என்ன பார்ப்போம் அப்பிடின்னா, அடுப்பு விறகு இருக்கு பார்த்தீங்களா! அது வச்சுதான் சமைப்போம். ஏதாச்சு ஒரு ஒரு விழாவே வந்துருச்சு அப்பிடின்னா பாத்தீங்கன்னா, ஆ பெரிய ஒரு அண்டால அ ஒரு நிறைய வச்சு என்ன பண்ணுவாங்க, அடுப்பு பத்த வச்சு பாத்தீங்கன்னா, நறைய புகை எல்லாம் வரும் பாருங்க. அகனக்குள்ள ஒரு ஒரு எல்லாரும் உட்கார்ந்து இருக்க கூட முடியாது. அந்த மாரி ஒரு புகை வந்தாலும், நம்ம அதுல தான் நம்ம சமைப்பு சமைப்பாங்க. எல்லாருமே பாத்தீங்கன்னா, அந்தக் காலத்துல இப்பல்லாம் கேஸ் ஸ்டவ்லாம் கிடையாது அந்தக் காலத்துல எல்லாம் ஆமா.
ஆமா. கண்டிப்பா. அதுல வேற விறகெல்லாம் போய் அங்க எடுத்துட்டு வா! இங்க எடுத்துட்டுவான்னு சொல்லி எங்க அம்மாலாம் அனுப்புவாங்க ஞாபகம் இருக்குங்க.
ஆமா. ம். ஆமா. அந்த மாரி வப்பாங்க. 2 வது பாத்தீங்கன்னா, ஆ பாத்திரங்களும் பாத்தீங்கன்னா, நல்லா பெருசா இருக்கும். ஒரு, அ ஒரு விழாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அந்த அளவுக்கு நறைய இருக்கும். அது பாத்தீங்கன்னா வேகுறதுக்கும் அ ரொம்ப லேட் ஆகும்.
அதுமே வெயிட்டாவும் இருக்கும். ஆமா வெயிட்டாவும் இருக்கும் உங்களுக்கு.
ஆமா. அதனால என்ன பாத்தீங்கன்னா, அதே மாரி அ தண்ணீயும் பாத்தீங்கன்னா, போய் குளத்துல போயி எடுத்துட்டு வருவாங்க. அ அந்தக் காலத்துல போயிட்டு பாத்தீங்கன்னா, குளத்துல தான் தண்ணீ எடுப்பாங்க. போய் குளிக்கிறதா இருந்தாலும் குளத்துல போய்தான் குளிக்கச் சொல்லுவாங்க. ஆ அப்ப அந்தமாரி வசதிகள் அந்தமாரிலாம் கிடையாது. இப்ப நவீனமயம் என்ன பண்ணுவாங்கன்னா, இப்ப கிராமத்திலேயே பார்த்தீங்கன்னா, நறைய பாத்தீங்கன்னா, பைப்லாம் இழுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஒவ்வொரு வீட்டுக்கும் என்ன பண்ணிட்டாங்கன்னா, பைப் இழுக்க ஆரம்பிச்சிட்டு, நம்ம வந்து நவீன வசதியெல்லாம் நம்மளே இப்ப செஞ்சுக்கிட்டோம் இல்லயா! அதேமாரி சமையலும் பார்த்தீங்கன்னா இப்ப ஒரு இடத்துல எங்க தாத்தா, பாட்டி வீட்டுக்கு எல்லாம் அன்னைக்கி நாங்க போம்போது, அ ஒரு விழா, ஒரு ஊர் திருவிழா. அந்த ஊர் திருவிழான்னு சொல்லும்போது பாத்தீங்கன்னா, ஒவ்வொரு வீட்டுக்கும் அவுங்க, அவுங்க பொறந்த மக்கள், கல்யாணம் பண்ணி குடுத்தவுங்க, பேரன், பேத்தி அத்தனையும் வருவாங்க. ஆ அப்ப அவுங்க வந்து நம்மள வரவேற்கிறதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, நறைய விஷயங்கள் எடுத்து நறைய செய்வாங்க. பா அ ஒரு கிடாய்யே பார்த்தீங்கன்னா உரிப்பாங்க. அந்தப் பக்கம் பார்த்தீங்கன்னா சமைக்கிறதுல ஆள விட்டு இது பண்ணுவாங்க. எல்லா வேலையும் நடந்துட்டு இருக்கும். ஆ அப்பிடியே அந்தக் காலத்துல இன்னும் பாத்தீங்கன்னா, நேரா போயி வேற சொல்லுவாங்க. "வந்திருங்க" நீங்க, ஏன்னா ஃபோன் வசதி எல்லாம் கிடையாதுல்ல அப்பல்லாம் அந்தக் காலத்துல. இப்ப எல்லாம் பாத்தீங்கன்னா ஃபோன் ம்.
ஆமா. கண்டிப்பா. ஆமாங்க. அது இல்லாம அ நேர்ல போய் பார்த்தீங்க அப்பிடின்னா அங்க போய் உட்கான்ட்டு அவுங்க கூட இப்பிடிலாம் கதை நடந்துச்சு, இதெல்லாம் நடந்துச்சு அப்பிடின்னு கொஞ்ச நேரம் பேசிட்டு வந்துருவாங்க.
ஆமா. ஆமா. ஆமா. அப்புறம் "நீங்க வந்துருங்க, ஊருக்கு வந்துருங்க, கண்டிப்பா ஊர் திருவிழா இருக்குங்க வந்துருங்க" அப்பிடின்னு சொல்லுவாங்க. எங்க, எங்க தாத்தாலாம் என்ன பண்ணுவாரு, எங்க அத்த வீட்டுக்கு போவாரு. சம்பந்த இடத்துல போயி நேரா போயி சொன்னாதான் மரியாதை அப்பிடின்னு சொல்லிட்டு நேரா போயி எல்லாம் கூப்பிடுவாரு. இப்ப இந்தக் காலத்துல இதெல்லாம் என்னமா ஆயிடுச்சுன்னா, இங்க இருந்துட்டு ஒரு ஃபோன போட்டு, இந்த மாரி சொல்லிருவாங்க. எங்களை எல்லாம் அப்பிடித்தான் இப்ப. எல்லாருக்குமே இப்ப என்ன பண்றாங்கன்னா, ஃபோன போட்டு "வந்துருங்கப்பா! வயசாயிருச்சு, வர முடியல யார் வீட்டுக்கும், யாரும் வருத்தப்பட்டுக்காதீங்க, எல்லாரும் வந்துருங்க" அப்பிடின்னு சொல்லுவாங்க. இப்ப எங்க தாத்தா, பாட்டி இல்ல அப்பிடின்னா, அவுங்களுடைய வாரிசு என்ன பண்ணுவாங்க, எல்லாரும் ஃபோன் அடிச்சு, எங்க அப்பாவோ! சித்தப்பாவோ! அவுங்கவுங்க சொந்தக்காரங்களுக்கு, அவுங்க, ஒரு அவுங்க கூடப் பிறந்தவங்களுக்கு, ஆ கூடப் பிறந்த மக்கள் எல்லாருக்குமே வரச்சொல்லி ஒரு ஃபோன்லயே WhatsApp-லயோ ஏதோ மெஜேஸ் போட்டு வரச் சொல்லிருவாங்க. இப்ப அதெல்லாம் ஒரு நவீனமயம் ஆயிடுச்சு. இப்ப அதே மாரி நாங்க எல்லாம் வந்தோம்ன்னு வச்சுக்கோங்களேன், அப்ப எல்லாம் அந்தக் காலத்துல உறவு எல்லாருன்னா ஒன்னா சேர்ந்து அந்தப் பானைய தூக்குறது, வடிகிறது, ஆ அந்த விறகு இது பண்றது அந்த மாரி விஷயம்லாம் இப்ப மாறிப்போய் என்ன ஆயிடுச்சுன்னா, இப்ப எங்க அம்மா எல்லாம் என்ன பண்ணிட்டாங்க, கேஸ் ஸ்டவ் இங்க ஒரு கேஸ் ஸ்டவ் இருக்கும். ந நகரத்துல ஒரு கேஸ் ஸ்டவ் இருந்தாலும் இங்க ஒன்னு வச்சிருப்பாங்க. இப்ப எல்லா கிராமத்துல இப்ப கேஸ் ஸ்டவ் இல்லாம யாருமே இல்லேங்க. எல்லாருமே அடுப்பு எல்லாம் மலை ஏறிப்போச்சு. எல்லாருமே! ம்.
ஆமாங்க. அது வந்து சில சில நேரங்கள்ல நினைச்சா அது ஒரு லெவல் நல்லது அப்பிடிங்கிற மாதிரி கூடத் தோணுது. ஏன்னா, அந்தப் புகை எல்லாமே அந்த லங்ஸ்க்குள்ள போய் அவுங்களுக்கு வந்து நிறைய அந்த ஆஸ்துமா பிரச்சனை இந்தமாரிலாம் பிரச்சனைகள் எல்லாம் முன்பு காலங்கள்ல வந்துட்டு இருந்துச்சு. இப்ப அது மாறினது கூடயே பார்த்தீங்க அப்பிடின்னா ஒரு சந்தோஷம் அளிக்கும் கூடிய விஷயம் தான் அதான் இப்ப வந்து நம்ம பார்க்கலாம். இல்லேங்களா!
ஆமா. ஆமா. கண்டிப்பா. ஆமா. ஆமா அதுமாரியே பாத்தீங்கன்னா கேஸ் ஸ்டவ் வந்துச்சு. அது 2 வது பார்த்தீங்கன்னா, 5 லிட்டர் குக்கர், 10 லிட்டர் குக்கர்ன்னு வந்துருச்சா, சட்டுபுட்டுன்னு வேலையப் பார்த்துட்டு, 5 ஏ நிமிஷம் தான். அவுங்க முன்னால பாத்தீங்கன்னா, அ வ அடுப்பிடிக்குள்ளே கிடப்பாங்க 2 லேடிங்க வந்து, "எங்க அம்மா இருப்பாங்க, இல்லன்னா எங்க சித்தி இருப்பாங்க, நீங்க போயிட்டு வாங்க, கோயிலுக்குப் போய் சாமிய கும்பிட்டு வாங்க, நீங்க போயிட்டு வாங்க, நீங்க போயிட்டு வாங்க". இப்ப எல்லாம் என்ன ஆச்சுன்னா, எல்லாருமே ஒன்னா கிளம்புறது. எல்லாரும் கிளம்புங்க, சாப்பாடு போட்டாச்சு, நிறந்து ஏன்னா ஸ்டவ் வந்துருச்சு, குக்கர் இருக்கு. அ அந்தக் காலத்துல இப்ப இவ்ளோ தூரம் இப்ப நவீனமயம் ஆனதுனால எல்லாமே 5, 5 ஏ நிமிஷத்துல, காய்கறி நறுக்குற மெஷின் கூட இப்ப வந்துருச்சு. முன்னால பார்த்தீங்கன்னா, ஆளுக்கு ஒரு சொலகு எடுத்துக்கிட்டு, ஒரு கா ஆளுக்கு ஒரு அரிவாள்மனை எடுத்துக்கிட்டு வரிசையா உட்கார்ந்துருவாங்க. ஒருத்தங்க முட்டக்கோஸ் நறுக்குறது என்ன, கேரட் நறுக்குறதுன்னு என்னமோ திருவிழா வந்து பெரிய விஷயமா இருக்கும். ஆனா இப்ப எல்லாம் சக்குன்னு, அந்தே 5 ஏ, 5 ஏ நிமிஷம் தான். கேரட் சீவுறதுல இருந்து அந்த காய்
அதுவும் இல்லாம சைஸ் வந்து ஒரே மாதிரியே இருக்கணுன்னா, அதுக்கு வேற வந்து தனியா மெஷின்லாம் வேற இருக்கு. அதுக்குத் தகுந்தாப்புல நம்ம செட் பண்ணி வச்சுக்கலாம்.
ஆமா. ஆமா. ஆமா, அந்த மாரி பார்த்தீங்கன்னா, நறைய விஷயங்கள் இப்ப அங்க கொண்டு போயிர்றாங்க. அ கொண்டு போயிட்டு திரும்பச் சமைச்சு முடிச்சுட்டு திரும்ப நரக நகரத்துக்கே கொண்டு வந்துர்றாங்க அம்மாலாம். இப்ப 2 வது பார்த்தீங்கன்னா, அங்க எல்லாம் அம்மியில அரைப்பாங்க எங்க அம்மா. அப்ப எல்லாம் போய்ப் பாத்தீங்கன்னா, ஒரு ச மசாலா அரைக்கணும் அப்பிடின்னா, சமையல் சாப்பாடு செய்யணும்ன்னா, மசாலா வந்து அம்மியில வச்சு அரைச்சு அத உருண்டையாக்கி அத கொண்டு வந்து மசாலாலாம் சேர்க்கயில எனக்கே கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். என்னடா! இப்பிடி பண்றாங்கன்னு. ஆனா இப்ப எல்லாம் அப்பிடி கிடையாது. அங்க இருந்து வீட்டில அதே மிக்ஸிய கொண்டு வந்துர்றாங்க. மிக்ஸில போட்டு அடிச்சு எல்லாம் சமையலம் எல்லாம் கலக்குறாங்க. ஏன்னா இப்ப நவீனமயம் ஆயிடுச்சு இல்லயா! 2 வது பாத்தீங்கன்னா, எல்லாமே எ எதாவது புதுசா செய்யணும் அப்பிடின்னா, நைட்டே இப்ப நாளைக்கு வர்றாங்களா, நைட்டே எதாவது இனிப்பு செய்யணுமா, கேசரிய தவிர வேற என்ன இனிப்பு எல்லாம் செய்யலாம் அப்பிடின்னு சொல்லிட்டு நல்ல ஒரு டிஜிட்டல்ல பார்த்து, அம் மொபைல்ல பார்த்து நான் செய்றேன், நீ செய்றேன்னு எல்லாம் இறங்கி ஒரு தரமா எல்லாம் கலக்குறாங்க. இன்னொன்னு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் நான்
ஆமாங்க. இப்ப உங்களுக்கு உங்களுக்கு இதனால வந்து நம்மளுடைய பாரம்பரியம் வந்து கொறஞ்சு போனமாரி இருக்கா?
இல்ல. பாரம்பரியம் கொழையிறதுக்கு இல்ல. நேரம் மிச்சமாகுது இல்ல. அப்பலாம் பாத்தீங்கன்னா நேரம் இழுக்கும். நிறைய அதிகமா நேரம் இழுக்கும் பார்த்தீங்களா! ஆ இப்ப வந்து அதே வேலை தான செய்றோம். அதே சாப்பாடு தான் நம்ம சாப்புட்றோம். பாரம்பரியத்தை வந்து எதையுமே கெடுத்து நம்ம செய்யல. ஏதாவது இப்ப பாத்தீங்கன்னா, ஒரு ஃபாஸ்ட் ஃபுட்டோ அந்த மாரி ஒரு வித்தியாசமான ஃபுட் எதாவது சாப்பிட்டம்னா பரவாயில்லன்னு நம்ம சொல்லலாம். அதே சாதம், அதே சாம்பாரு, அதே காய்கறிகள், கூட்டு, பொரி எல்லாமே அதே தான். என்னன்னா நவீனமா அத, அத இப்ப பழையஸ்துல இருந்து கொஞ்சம் புதுசா மாத்தி நாம செய்யுறோம். அப்ப, இப்ப போய் நம்ம வந்து அடுப்புல போய் வேக வச்சிக்கிட்டு எல்லாரும் இத யாரும் விரும்ப மாட்டாங்க. இப்ப கல்யாணம் ஆன பொண்ணுங்கலாம் அங்க போய் செய்யச் சொன்னா செய்வாங்களா! செய்யமாட்டாங்க. ம் அ ஆமா. அடுத்த நாள் என்ன பண்ணுவாங்கன்னா, அடுத்த திருவிழாவுக்கு வரும்போது யோசிப்பாங்க. ஐயய்யோ! அடுப்புல சமைக்கிறன்பா நான் வரலப்பான்னு சொல்லிட்டு ஏதாச்சு ஒரு காரணம் காட்டிருவாங்க. ஆமா. காரணம் சொல்லிட்டு வரேன்னு சொல்லி ஆமா, ஆமா. அதனால இப்ப நம்ம காலத்துக்கு ஏத்தமாரி கொஞ்சம் நவீனமா மாறிக்கிறதுல ஒன்னும் தப்பே கிடையாது. அப்ப இதுன்னு மாறினதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா, இன்னும் பாத்தீங்கன்னா, அதுக்கப்புறம் வ் எல்லாரும் சொல்லுவாங்க, நா ஏங்க இந்த பாரி தூக்குற திருவிழா வரும். அப்ப பாத்தீங்கன்னா, ஒரே மாதிரி நாங்க வந்து ட்ரெஸ் எல்லாம் இப்ப எடுப்போம். பசங்களுக்கு இருக்கட்டும், ஆ, பொம்பள புள்ளைங்களுக்கு எல்லாம் இருக்கட்டும், அவுங்களுக்கு எல்லாம் பட்டுப் பாவாடை சட்டை எடுத்து, ஒரு கலாச்சாரத்தோட, அந்த கலாச்சாரத்த மாத்தாமயே எங்க நாங்க வந்து அப்பிடியே பண்ணுவோம். இப்ப பாத்தீங்கன்னா, அழகா அந்த லெஹங்காலாம் வந்திருக்கு பாருங்க. அதெல்லாம் பாவாடை சட்டை மாரிதான வருது.
ஆமாங்க ரொம்ப. ஆத் அவ்வளவுதான். அந்தக் குடும்பத்துக்குள்ளேயே பிரச்சனை வந்து நிக்குங்க. கண்டிப்பா. ஏதோ ஒரு காரண ஆமா ஏதோ ஒரு நொண்டி காரணம் சொல்லிட்டு தப்பிச்சு ஓடிப் போயிடுவாங்க அவுங்க. ஆமா. ஆமாமா, அது வந்து நம்முடைய அந்த தாவணிக்கு பதிலாக இப்போ லெஹங்கா அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம்.
ஆ ஆமா. இப்போ பார்த்தீங்கன்னா, மொத மு ஃபஸ்ட்டு அப்போ எல்லாம் பார்த்தீங்கன்னா, பாவாடை சட்டை தான் போடவேண்டும். அ சில பேருக்குப் பிடிக்கும், சில பேருக்குப் பிடிக்காது. இப்ப லெஹங்கா என்கிறது மாடல் ஆக இருக்கவும் எல்லா குழந்தைகளுமே விரும்பிப் போடுகிறார்கள். அதுவும் ஒரு நவீன ஒரு நவீன பாவாடை சட்டை தானே, அது மாதிரி தானே தெரியுது அது. ஆமா. அ அதனால அந்த ட்ரெஸ் எல்லாம் இப்போ பார்த்தீங்கன்னா, எங்க பெண் குழந்தைகள் ஃபுல்லா நாங்கள் அந்த மாதிரி தான் எடுத்தோம். எப்படின்னா, க சைஸ் வாரியாக, அது color வந்து யார் யாருக்கு என்னென்ன color அப்படின்னு ஒரே யூனிபார்ம் ஆக எடுத்துட்டோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, இப்போ ப-பசங்க ஒரு 7, 6 வயசுல இருந்தேங்க 6 வயதிலிருந்து இந்த வயசு பெரியவங்க வரையும் பார்த்தீங்கன்னா, ஒரே color வேஷ்டி சட்டை தான் எடுப்போம். அது பார்த்தீங்கன்னா, சில பேருக்கு வேஷ்டி க சட் இது கட்டுகிறதற்கு வரும், வராது. அதனால் ஒட்டிக்கோ கட்டிக்கோன்னு ஒரு வேஷ்டி இருக்கு பார்த்தீங்களா? சைஸ் மேனிக்கா எல்லாருக்குமே அதையே எடுத்துட்டோம். பெரியவர்களிலிருந்து, சின்னவர்களிருந்து யாருக்கும் வேஷ்டி கட்ட தெ ஆமா, அது இப்ப இது வந்து, அது வந்து ப மரபு, பழைய விஷயம். அது எப்படியென்றால், வேஷ்டி சட்டை கட்டுகிறது என்கிறது பழைய மரபு இல்லையா? ஆனா அந்த மரபு மாறாமல் நவீனமாக என்ன பண்ணிட்டோம்? அந்த ஒட்டிக்கோ கட்டிக்கோ யார் வேண்டுமானாலும் கட்டிக்கலாம் இல்லையா? அ ம்.
கண்டிப்பா, கண்டிப்பாங்க. ஆமா, ஆமாங்க. பரவாயில்லையே. ஆமா, ஆமாங்க. ஆமா யாரு வந்து எனக்கு வந்து வேஷ்டி வந்து இடுப்புல நிற்காது என்று சொல்லுகிறதற்கு வாய்ப்பே இல்லை.
ஆமா நிற்காது என்று சொல்லி தப்பிக்கவே முடியாது இல்லையா? ஆனால் இப்போ அதுவும் எல்லாருமே விரும்புகிறார்கள். பார்த்தீங்கன்னா, நல்லாருக்கு! ஒரே மாதிரி வேஷ்டி சட்டையில பார்க்கும் போது ரொம்ப பார்க்கவே நல்லாயிருக்கு. அப்போ பார்த்தீங்கன்னா
அதுக்கு அப்புறம் மேலாக, அதுவும் இல்லாமல் முன்னாடியெல்லாம் சிலர் அந்த கோல்ட் கலர் பார்டர் போட்டது, சில்வர் கலர் பார்டர் போட்டது தான் முன்னாடி வந்துட்டு இருந்தது. இப்போயெல்லாம் பார்த்தீங்க அப்டின்னா கலர் கலர் ஆக வருது. அவர்களோட சர்ட் க்கு என்ன மேட்ச் ஓ அந்த கலர்ல போட்டுக்கொள்ளலாம். அந்த மாதிரி பார்க்கும்போது நமக்கே வந்து பார்க்கிறதற்கு, ஆ நல்லாயிருக்கே இவர்கள் போட்டிருக்க அப்டிங்கறது நமக்கே தோணுது.
ஆமா. இப்ப ஆமா. ஆமா. சட்டைக்கு மேட்ச் ஆக, ஆமா, ஆமா. நல்லாருக்குல்ல, ஆமா. இப்போ அந்த மாதிரி ஆமா. இப்போ நாங்களும் அப்படித்தான் எடுத்தோம். குழந்தைகளுக்கு எல்லாம் ஒரு color, வயதில் பெரியவர்களுக்கு எல்லாம் ஒரு கலர், கொஞ்சம் வயதானவர்களுக்கெல்லாம் அவர்களுக்கு ஒரு கலர், அ அப்படி, அப்படி எடுக்கும்போது ஒரு ஒற்றுமையாகவும் இருக்கிறதை நமக்கு குறிக்கிறது இல்லையா? அந்த குடும்பத்துல அ அப்புறம் பார்த்தீங்கன்னா பெ பெண் பிள்ளைகள் எல்லாருமே எங்கள் தாத்தா சொல்லுவாரு, இந்த மருதாணி வைக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம், குழந்தைகள் வந்து எல்லாரும் மருதாணி வைக்கணும். அ இப்போ யாருங்க மருதாணி வச்சிக்கிட்டு உட்கார்ந்துகிட்டு, காய வைத்துவிட்டு உட்கார்ந்துக்கிட்டு இருக்கிறது? பொம்பளை பிள்ளைகளெல்லாம் சொன்னால் கேட்பார்களா? அதனால் நாங்கள் என்ன பண்ணுவது, ஆளுக்கு ஒரு கோன் வச்சிட்டு 5 நிமிஷம் தான். ஒரு ஒரு 1/2 மணி நேரமா ஆகுமா? 1 மணி நேரம் ஆகுமா? அதை அழகா டிசைன் டிசைன் ஆக வைத்துவிட்டு, இப்போ பாருங்களேன், அதே மருதாணி தான். ஆனால் டிசைன் வேறு. அதே மரபுதான். ஆனால் இங்கு நவீனமாகுது. அதான் உண்மை! எதையுமே மரபு மாறாமல் நவீன ம் அம் உண்மையிலே...
கண்டிப்பா. ஆமா. உண்மை அதான். கொஞ்சம் வந்து என்ன பண்ணி இருக்கோம் அப்படின்னா, கொஞ்சம் நவீனப்படுத்தி இருக்கோம். அதுக்காக வந்து நவீன இப்ப நா நம்ம மரபே இல்லையென்று சொல்லி சொல்ல முடியாது இல்லையா? இதெல்லாமே ரொம்ப மாற்றத்திற்குரிய விஷயங்கள் தான், நாம் இப்போ அவசர, அவசரமான காலங்களில் நம்ம ஓடிட்டு இருக்கோம். அப்படி ஓடிக்கிட்டு இருக்கும்போது நாம் என்ன பண்ணணும்னா இந்த மாதிரியான மாற்றங்களையும் நாம் ஏற்றுக்கொண்டாள் தான் அது சரி சமமாக ஓட முடியும். கரெக்ட் ஆக அழகா சொன்னீங்க!
அவ்ளோதான், ஆமா. கண்டிப்பா, கண்டிப்பா. ஆமா. கண்டிப்பா. இப்ப ப மாற்றங்கள் வந்து நாமே புதுசாக ஒன்றும் எதையுமே மாற்றவில்லை. அதையேதான் மாத்துகிறோம். அதேதான், அதே வேஷ்டி சட்டையை தான் கட்டியிருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா, எல்லாருமே கட்டிருக்கோம். எப்படி கட்டிருக்கோம்? அதில் ஒரு நவீன மாதிரி. ஒட்டிக்கோ கட்டிக்கோன்னு ஈஸி யாக அழகா எடுத்து ஒட்டிக்கிட்டு அது பாட்டுக்கு நிற்கலாம். ஒரு பேண்ட் மேலே கூட ஒரு வேஷ்டியை கட்டிட்டு நிற்கலாம் இல்லையா? அந்த மாதிரி ஆகிவிட்டது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஆமா. இன்னொன்று பார்த்தீங்கன்னா, புடவை கட்டுகிறது பார்த்தீங்கன்னா, சில பேருக்குப் புடவை கட்ட வராது. அதனாலயே பயப்படுவார்கள். இப்போ உள்ள ப இப்ப உள்ள படிச்சிருக்கற பிள்ளைகள் எல்லாருக்குமே புடவை கட்டுகிறது என்றால், ஐயோ நிற்காதே எனக்கு, இதை நான் கட்டிவிட்டு நான் எப்டிங்க இந்த திருவிழாவில் வந்து நிற்க முடியும்னு தயங்கி போனவர்கள், அந்தக் காலத்துல எல்லாம் எங்க எங்க தாத்தா கண்டிப்பா புடவைதான் கட்டணும் கிராமத்திற்கு வந்தால் பார்த்தீங்கன்னா, பொம்பளைங்க இந்த சுடிதார் லாம் இங்கு எல்லாம் போடக் கூடாது. அதெல்லாம் உங்கள் வீட்டோடு போட்டுக்கொள்ளுங்கள். இங்கு ஒரு நாள் வந்தால் புடவைதான் கட்ட வேண்டுமென்று அந்த பாரம்பரியத்தின்படி இருக்கவேண்டுமென்று நினைப்பார். இப்போ பார்த்தீங்கன்னா அழகா பாத்தீங்கன்னா Youtubeல பார்த்தே அழகாக முதல் நாள் வருவதற்கு முன்னாலேயே அழகாக தேய்ச்சு, அதை அயன் பண்ணி, மடிச்சு அதை அப்பவே, அதை அப்படியே க மம் மடிப்பு நல்லா மடிச்சு, மடிச்சு அப்பவே எல்லாமே தயார் பண்ணி வைத்துவிடுகிறார்கள். இல்லன்னா யா யாறுகட் ஆமா.
ரொம்ப சரியா சொன்னீங்க. ஓ! ஆமாங்க அது மட்டும் இல்லாம இந்த ஒன் மினிட் ஸேரி ல்லாம் இருக்கு. அதில் என்னன்னா பிலவுஸ் ஓடயே அப்படியே வந்துட்டு நாம் ஏதோ ஜிப் பு மட்டும் போட்டு இப்படியே மேலே தூக்கிப் போட்டால் போதுமா அவ்ளோதானா ஸேரி கட்டுகிறது.
ஆமா. ஆ, அவ்ளோதான். அவ்ளோதான். இப்ப பாருங்க, புடவை கட்டுகிறதும் ஈஸி ஆகிப் போச்சு. இப்போ எல்லாரும் புடவை. அது பார்த்தீங்கன்னா, ஒரே கலர் வேற! எல்லாம் செ எல்லாரும் என்ன பண்ணுவாங்க, "நீ நான் வந்து நான் கட வெளியில் கொடுக்கப் போகிறேன் நான், உனக்கு வேண்டுமா? நான் மடிச்சு நான் வாங்கிட்டு வரப் போகிறேன்" அப்படின்னு ஃபோன் பண்ண உடனே, "சரி எவ்வளவு செலவு பண்ணுகிறோம்? இந்தா எனக்கும் போ வரும்போதே நீ மடிச்சு வாங்கிட்டு வந்துடு". மொத்தமாக ஒரு புடவையை ஒரு கையில் கொடுத்து, மொத்தமாக ஒரே ஆள அவர்களிடம், அவர்களுக்கு ஒரு பிசினஸ் மாதிரி ஆகிவிட்டது. அவர்கள் எல்லாருமே ஒரே இடத்தில் கொடுத்து இவ வாங்கிட்டு வந்து எல்லாம் ஒண்ணா, அந்த மடிப்பு முதற்கொண்டு யாருக்கும் கொஞ்சம் கூட ஒரு கூடக் குறையே இல்லாமல் ஒரே மடிப்பாக வச்சு, ஒரே மாதிரி நின்று நாங்கள் பாரியை வந்து தலையில் தூக்கி வைத்துவிட்டு போகும்போது, அடடா! எங்கள் கண்ணே படுகிற மாதிரி இருந்துச்சு! அப்படி இருந்துச்சு! ஆனால் அந்த மரபு மாறவில்லை. மரபு எதுலையுமே மாறவில்லை இல்லையா? பார்த்தீங்கன்னா, புடவையில் மாறவில்லை, வேஷ்டி சட்டையில் மாறவில்லை, பாரம்பரிய சாப்பாட்டுல மாறவில்லை, எதுவுமே மாறவில்லை. அதே ருசி, அதே மணம், அதே ஒரு பண்பு. எல்லாமே, எல்லாமே இருக்கு எல்லாமே இருக்கு, நல்லாவே இருக்குங்கிற மாதிரி எல்லாமே இருந்துச்சு. ஒரு நவீனத்தோட கொஞ்சம், கொஞ்சம், கொஞ்சம் ஸ்டைல் ல மாத்திக்கிட்டோம். அ அது எனக்கு நான் அப்போ தான் நினைத்தேன். சரி இந்த மாதிரி ஆகிவிட்டது. இப்போ நான் எங்கள் குடும்பத்தில் அந்த ஒரு விழாவில் நாங்கள் வந்து மரபுகளை வந்து இந்த மாதிரி நவீனத்தோட, அ இப்ப உள்ள முறைப்படி, அ அந்த மாதிரி தான் நாங்கள் சமையல் செய்து நாங்கள் கொண்டு போனோம். அது பார்க்கவும் ரொம்ப சந்தோஷமாகவும் நல்லாயிருந்தது.
ரொம்ப. ஆ ரொம்ப அ நீங்கள் இப்போ சொல்லும்போது பார்த்தீங்க அப்படித்தான் ஆமா இதெல்லாமே நம்ம நவீனப்படுத்தியிருக்கோம் ல அப்படின்னு சொல்லிட்டு, எனக்கு நினைக்க தோணுதுங்க. ஆமா, நீங்க சொல்கிற மாதிரி பார்த்தீங்க அப்டின்னா இந்த ஒட்டிக்கோ, கட்டிக்கோ வந்துருச்சு. இந்த ஒன் மினிட் ஸேரி அந்த ஸேரி பார்த்தீங்கன்னா ஒன் மினிட் ல கட்டி முடிச்சிடலாமா, அதுவே ஆச்சரியமா இருக்கு. அந்த ஒன் மினிட் ஸேரி வந்துவிட்டது. அதுக்கு அப்புறம் மேலாக கோன் வந்துவிட்டது. மருதாணிக்கு பதிலாக கோன் வந்துவிட்டது. விறகடுப்புக்கு பதிலாக கேஸ் வந்துவிட்டது. அப்படி சொல்லிட்டு, ஒண்ணு ஒண்ணுத்தையும் அழகாக வகைப்படுத்தி முன்னாடி எப்படி இருந்துச்சு, இப்போ இப்படி ஆகியிருக்கு, இதனால் வந்து நம்முடைய மரபு எந்த விதத்திலும் பாதிக்கப்படவில்லை. நவீனத்தோடே கொஞ்சம் மாறி இருக்கோம். இதில் எந்த வித தப்பும் கிடையாது. அப்படிங்கிற மாதிரி என்கிட்ட ரொம்ப அழகாக எடுத்து ஒவ்வொரு விஷயத்தையுமே சொன்னீங்க. நீங்கள் இப்போ சொல்லும்போது. ஆமா இல்ல, நாமெல்லாம் இப்போ பண்ணிட்டு இருக்கோம்ல! அது அப்படியே நம் தாத்தா, பாட்டி காலத்தில் எல்லாம் பண்ணதுதானே? நாம் வந்து இப்போ மாடல் மாடல் அப்படி சொல்லி சொல்லிக்கிட்டிருக்கோம். ஆனால் அந்த மரபை தான் இப்படி நவீனப்படுத்தி நம்மிடம் மறுபடியும் விற்கிறார்களோ அப்படிங்கிற மாதிரியான ஒரு எண்ணத்துக்கு எனக்கே வந்துருச்சுங்க. உங்களிடம் பேசினது பார்த்தீங்கன்னா ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கு. மிக்க நன்றி!
கண்டிப்பா. ஆமா, ஆமா, ஆமா. ஆமா. ஆமா. ஆமா. மிக்க நன்றிங்க!